கண்டிப்பாங்க. நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒரு அந்த வெதர் ரிப்போர்ட் சொல்றவங்க மாரி, இந்த புயல் வந்து அதிகமா அ இப்ப இந்த காலங்கள்ல வர்றதே ஒரு காலநிலை மாற்றத்திற்கான ஒரு அறிகுறினு தான் சொல்றாங்க. முன்னாடிலாம் புயல்கள் இவ்ளோ வராதாம். நார்மலா அந்த சீசனல் காத்தடி காத்து வந்து இப்போ அ சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் மான்சூன் போய்ட்டு அப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது அப்டியே திரும்ப மழையில நம்ம கொண்டு வந்துரும்.
ம்ஹம். அஹ. காத்து ஆ. ஆமா. அந்த காத்து நமக்கு மழைய கொண்டு வரும்னு தான் நம்ம படிச்சிருக்கோம்.
அது ஆமா. இப்ப வந்து அப்டி இல்லைங்க. இப்ப வந்து இந்த புயல்கள் ஆல நெறையாவே நமக்கு மழ வருது. இப்ப வந்து ஸ்ரீலங்கா ஒரு புயல அடிச்சுது தத்துவாவோ டிட்டுவாவோ.
ஆமா. ஆ.
அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏனா இவ்வளவு இப்ப இருக்குற டெக்னாலஜிக்கு கூட அத கணிக்க முட்லனா இனி எப்டி அதெல்லாம் கணிக்கிறதுனு தெரில்லைங்க.
இல்ல, ஆமா அவங்க உடனே போயிரும்னாங்க அப்பறம் பாத்தீங்கனா ஒரே இடத்துல 2 நாள் நிக்குது. <chuckles>
கண்டிப்பா. இது மாரி தான். பல
அது கணிக்கவே முடில எனக்கு தெரிஞ்சு இப்பலாம்.
ஆமாங்க. இந்த மழை பருவத்துக்கு அப்புறம் விவசாயிகள் தான் இருக்கதில்லையே பிரச்சன. எனா கடன் வாங்கி ஒரு பயிர நட்டு இந்த விவசாய கடன் அவங்க தற்கொல பண்ணிக்கறதெல்லாம் பார்த்தா
அவங்களாம் நெறைய மாறிட்டாங்கங்க. இப்ப விவசாயிகள்லாம் நம்ம ச நெனக்கிற மாரி இந்த ஆடி பட்டம், அந்த மாரி வ் விதை போடுறாங்களான்னா இப்ப சொட்டு நீர் பாசனம், அ வேற மாதிரி அவங்களுமே வந்து நெறைய மாத்தி இப்ப ஓரளவு பயிர்கள்லாம் நெறைய கொடு மாத்திருக்காங்க. இல்லனா நீங்க சொல்ற
ம். மாறிட்டாங்க இருந்தாலுமே பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த விதமான மகசூலோ நம்ம காசோ எதிர்பார்த்து அந்த குவிண்டால கிடைக்கிற காசு கிடைக்கல. இப்ப கூட அந்த நெல்க்கு அந்த கவர்ன்மென்ட்டே வந்து நெறைய அந்த வந்து வாங்கி வச்சுப்பாங்க தெரியுங்களா, அதுக்கு கூட வில பத்தலனு பெரிய பிரச்சன.
கஷ்டம் தான். ஆ. ஆமா நானா தஞ்சாவூருங்க. அ இப்ப இந்த மாதிரிலாம் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப மழை பேஞ்சிட்டுருக்கு. இப் இந்த மாதிரி மழை பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் நெற்கதிர்காலம் நல்லா வந்திருக்கும் இப்ப மழை பெஞ்சுதுனா அந்த நெல்லெல்லாம் வீணா போய்டும்.
ம். ஆமாங்க.

ஆமாங்க, அந்த குளிருக்கு பூச்சி வந்து எதுவுமே சாகுறதில்ல. அது பாட்டுக்கு ஜாலியா வேறு வாழுது. அ.
அது வந்து, தற்பவெற்ப நிலைக்கு ஏத்த மாரி அது அவங்கள பாவம். மாத்திகிச்சுன்னு நினைக்கிறேன்!
ஆமாங்க. அது அது வந்து விவசாயத்துக்குமே பிரச்சனை, நமக்குமே பாத்தீங்கன்னா, இந்த டெங்கு, மலேரியா எக்கச்சக்கமான நோய்கள் வந்துக்குட்டே இருக்குங்க.
ஆ. ஆமா, நீங்க சொன்ன மாரி பருவங்கள் மாறுறதுனால இந்த மாரி பூச்சி அ விலங்குகள் விலங்குகளுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது.
ஆமாங்க. அப்பறம் இந்த கோடைக்காலமும் ரொம்ப அதிகமாகுறதுனால டெய்லியும் வேலைக்கு போவாங்க இல்லைங்களா, விவசாயிகளாகட்டும், இந்த வீட்டு வேலைக்கு போறவங்க, தினசரி கூலி வேலைக்கு போறவங்கலாம், வெயிலில தாங்காம ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறது, இந்த மாரி அவங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க.
ஆ. ம். ஆமா, நீங்க சொன்ன மாரி ஸ்ட்ரோக்லாம் இப்போலாம் வந்து அதிகமா நம்ம படிக்கிற மார இருக்கு. பாக்குற மார இருக்கு.
ஆ, ஆமாங்க.
இப்ப என் மகன் ஒரு கேள்வி கேட்டான்! ஆ இப்ப வந்து, ஏன் வந்து சீக்கிரமாவே நைட் ஆயிடுது?
செரிங்க. ஆ.
ஏன் வந்து, பகல் வந்து கம்மி ஆயிடுச்சு? டே வந்து, சன் வந்து கம்மியான நேரம் தான் இருக்கு, உடனே உள்ள போயிடுது! அப்டினான். அப்ப நான் சொன்னேன், இந்த மாரி இந்த சீசனுக்கு இப்படி தான் இருக்கும் அப்டின்னு. அப்ப இது ரெயினி சீசனா! ஆ அதான். நம்ம இப்ப சீசன சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப குழப்பம் வந்துருச்சு, எனக்கெல்லாம்.
ஆமா. அந்த இ கோலாய் டெஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுனால தான். கண்டிப்பாங்க. அப்போ இனிமேலெல்லாம் ஒரு 6 மாசம் வெயிலு, மீதி இருக்கிற மாசங்கள் எல்லாத்தையும் நம்மளே ஏதோ ஒரு மாரி பேசிக்கொள்ள வேண்டியதுதான்.
அவ்ளவ்தான் நம்ம அந்த 3 மாத கணக்கே மறந்தறணும்னு நெனைக்கிறேன்.
ஆமா. வெயிலு மட்டும் 6, 7 மாசம் வச்சிட்டு மீதி வந்து, அவங்க அவங்களுக்கு புடிச்ச மாரி வச்சுக்க வேண்டியதுதான். ஊருக்குத் தகுந்த மாரி.
ஆ. நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க! காலநிலை மாறுதல்னால, எவ்ளோ வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க! நாம வந்து இப்ப நிறைய மாசுபாடு இருக்கதுனால, காலநிலை எவ்ளோ மாறியிருக்கு! அந்த பருவங்கள் மாறுதுனால, நம்மளுடைய உணவுலேந்து நம்மளுடைய மொத்தமா நம்ம வாழ்க்கையே வந்து நிறைய மாறுது. என்னைக்கு மழை பெய்யும்? எதுவரைக்கும் வெயிலடிக்கும்? நம்ம வச்சிருந்த எல்லா கணக்கும் மாறிடுச்சு, அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி.